ஆ. சொல்லி இருக்கராங்க. அ, அ.
ம். அந்த அனுபவத்த சொல்லுங்க.
ஆ. எங்க மாமா வந்துட்டு, ம் நம்ப குடும்ப உறுப்பினர் தான். அ அவர் அ அவரு வந்துட்டு எங்களுக்கு வீட்டுல ஒரு விசேசம் வந்துச்சு அப்படிங்கறதுனால அவர்ட்ட வந்து இப்ப குடுங்க. கடனா குடுங்க கொஞ்சம் பணம் நாங்க அப்புறம் குடுக்கிறோம். அப்டின்னு சொல்லும்போது அ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல எங்களுக்கே வந்து செலவு இருக்குது. நான் இப்ப தான் வந்து பள்ளிக்கு க கட்டணம் கட்டுணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க சொன்னது உண்மை. அவங்கள்ட்ட நெஜமாவே இல்ல. அதனால அவங்க வந்து இல்லைன்னு சொன்னாங்க. மத்தபடி அவங்க எப்பவுமே கேட்டா குடுக்கற ஒரு அ பண்புடையவிங்க தான்.
ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். அவளுக்கு. ஆ. ஆ. ம். ம். கண்டிப்பா ஆமா. இப்போ இவ் ஒருத்தர் வந்து நல்லாவே வெல் நல்லாவே இருக்காங்க. வசதியா இருக்காங்க. நீங்க அ இப்ப எக்ஸாம்பிள்கு நான் சொல்றன். இப்போ உங்க அண்ணா வந்து நல்லாவே இருக்காரு. ஆனா நான் வந்து கொஞ்சம் கம்மிய சூழ்நில சரியில்லாம இருக்கு. அப்ப வந்து அந்த இடத்துல பாத்துட்டு அவிங்கிட்ட இருந்தும், ம், தராம இருந்துருக்க அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அந்த மாரி.
ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். அந்த மாதிரி எ நான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அ கேக்கமாட்டன். அ நமக்குத் தெரியும். யார்ட்ட கேட்டா கெடைக்கும். யார்ட்ட கேட்டா கெடைக்காது, அப்டின்னு. அ என்னதான் வசதியா இருந்தாலும் எனக்குத் தெரிஞ்சு வசதியானவங்க யாரும் உதவி செஞ்சது கெடையாது. அ நம்பள மாதிரி யாரு இருக்காங்களோ. ஆமா. ம் அ.
ஆ. ம். ம். ம்ஹ்ம். ம். ஆமா. அதாவது இருக்கிறவங்க செய்யமாட்டாங்க. இல்லாதவங்க அது எப்படியாவது அந்தப் பாசத்துக்காக செய்யறவிங்கள பாத்துருக்கேன். இருக்கிறவங்க செய்யமாட்டாங்க கண்டிப்பா.
ஆ. ஆமா. ம். அதனால அ இருக்கறவிங்கிள்ட்ட நான் யார் வீட்ல செய்யமாட்டாங்க. அப்படிங்கறமோ அவங்கிள்ட்டலாம் நான் கேக்கவே மாட்டன். அ யாரெல்லாம் செய்யறாங்களோ அ அ அவங்கள்ட்ட போயி ஒரு ரெகுவஸ்ட் மாரி கேப்போம். அ முடிஞ்சா செய்யுங்க. இல்லைனா அடுத்த சாய்ஸ் நான் கூட வச்சிருப்போம். அ இப்ப தான் நமக்குத் தங்கம் அந்த மாரி இருக்குதுங்க இல்ல. அ ஒடனே வந்து <chuckles> பணமா மாத்திக்கிறக்கு. ஆமா. <laughs> ம்.
ம். ம். ம். ஓ! ம். ம். ம். கூட வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா. நமக்கு இருக்கவே இருக்கு. அப்பா அம்மா போட்ட தங்கம் இருக்குது. <chuckles> இல்லன்னு சொல்றதுக்கு அது ஒண்ணே இருக்கு. அப்பா அம்மாதான் எப்பயுமே இல்லன்னுறதுக்காக இருக்கிறவிங்க.
ம், ம். ஆமா. அவிங்க தான் வந்து அந்த இல்ல அப்டினு சொல்லவே மாட்டாங்க. எப்ப போனாலும் நமக்கான ஒரு அ பொருள் என்ன கேட்டாலும். நமக்கு முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு கொடுத்துருவாங்க. அதனால அது பரவாயில்லைங்க. என்ன நமக்குத் தான் வந்துட்டு அந்த இல்லைன்னு சொல்லும்போது ஒரு மாரி கில்டி ஃபீல் வரும். <tsk> என்னடா இது நம்ம சொல்லிட்டமே. நாளைக்கு எப்டி அவிங்க மொகத்துல முழிக்கிறது. அ அது எல்லாத்துக்குமே அதாவது நானு தெறி வச்சும் இல்லைன்னு சொன்னவைங்களுக்கும் அதே நெலம தான். என்கிட்ட இல்லாம இல்லைன்னு சொன்னப்பவுமே எனக்கு அதே நெலம தான் வருது.
ம். கண்டிப்பா. கண்டிப்பாக. ம். ம். ம். ம். ம். ம். மீட்டறது, அப்படிங்கிற மாரி இருக்கும். பேஆ. அந்த நெலம தான். ஆனா இப்போ வச்சுக்கிட்டே இல்லன்னு சொல்றவங்களுக்குலாம் அந்த ஃபீலிங்ஸ் வருமாங்கிறது தெரியல.
ம். ஆமா. அது வரது இல்லையாட்டுக்கு. ஆனா எனக்கு இன்னொரு கேள்வி எழுந்துட்டே இருக்கும். என்னன்னா, அ எப்பவுமே அ இப்ப ஒருத்தர் வந்து நம்மள்ட கேக்குறாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு உதவி செய்யக் கூடாதுன்னு ஒரு மனசுல இருக்கறோம். அதனால நம்ம இல்லைன்னு சொல்லிர்றோம்.
ம். யாரு? ம். சொல்லுங்க. ம். ம்.